உண்மைதாங்க, இதன் அடிப்படைல பாத்தீங்கன்னா, ரொம்ப தெளிவாவே நீங்க கேட்டிங்க. என்னென்னா, இப்ப வந்துட்டு நடிகர் ப பலபேர் வந்துட்டு அவங்களோட தேவைக்காக, அவங்களோட காசு சம்பளத்துக்காக, இந்த மாரி விஷயங்கள் வெம்ப விளம்பரங்கள் வந்துட்டு அதிகமாவே செய்றாங்க. எப்டின்னா, ஒரு சீட்டுக்கட்டு ஆடுவதிலும் சரி, ஒரு தொலைபேசி மூலியமா. ஒரு நகைகளை வாங்கி நம்ம அணிவதிலும் சரி. இப்ப பார்த்தீங்கன்னா, பேருக்கு வந்துட்டு நெறைய கடைகள் இருக்கு. அ விளம்பரம் வந்துட்டு செய்றாங்க, அ லலிதா, அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு, ஜோயாலுக்காஸ், அப்டி பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்துட்டு, அ இந்த மாரி இடங்கள்ல வந்துட்டு நகை வாங்கினீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இத்தனை பர்சன்டேஜ் தான் வந்துட்டு இது, இன்ட்ரஸ்ட்டு. உங்களுக்கு வந்துட்டு கூலி சேதாரங்கள், அ கம்மியாக இருக்கும் அப்டின்றது வந்துட்டு, நெறைய வந்துட்டு சொல்லி இது பண்றாங்க. இது மாரி பல இடங்கள்ல, பல கடைகள்ல வந்துட்டு வெளம்பரங்கள் வந்துட்டு செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். எப்டின்னா, ஒரு ஒரு நடிகரை வைத்து பிரபலமான நடிகரை நடிகர்களை வைத்து, அ இது மாரி இந்த இவங்கள வச்சு செஞ்சா இது நல்லா இருக்கும், கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு நல்ல லாபங்கள் வந்துட்டு எட்டும், வெளம்பரங்கள் வந்துட்டு இவங்கள வைத்து தான் நம்ம செய்யணும்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விகிதத்துல நெறைய நடிகர்கள கூப்ட்டு தான் வந்துட்டு செய்றாங்க. அப்போ அவங்களுக்கு புடித்தமான நடிகர்கள ம், அவங்களுக்கு புடித்தமான நடிகர்களை வைத்து அந்த பொருட்களமை இப்ப உதாரணத்துக்கு "ஐ" படம் பார்த்திருப்பீங்க, அதுல விக்ரம் பார்த்ருக்கீங்களா, என்னென்ன செய்வார்னுட்டு. அவங்க வெளம்பரம் நடிக்கிறத ஆ அ.
கண்டிப்பா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா செய்கூலி, சேதாரம் கம்மி. ஆம். ஆம். கண்டிப்பா. நீங்க சொல்றது ரொம்ப உண்ம. கரெக்ட் கரெக்ட். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாங்க ஒரு ஜீன்ஸ் விற்கிறதாகட்டும், ஆமா நெறைய விஷயங்கள் வரும்.